இந்த கடற்கரை. இந்த கடற்கரை அப்பிடிங்கிற விஷயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க. சரிங்களா?
நிச்சயமாங்க. கடற்கரை யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா!
கண்டிப்பா. அப்பிடி இருக்கும்போது, இந்த கடற்கரை வந்து நிறைய நிகழ்வுகள் சொல்லும். இப்ப நான் கூட என் மனைவி வந்து நானும் அவுங்களும் வர்க்கலா போனோம். சோ, அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு அற்புதமா நாங்க போயிட்டு, அந்த கிளிஃப் ல நடந்துட்டு அ நாங்க ஒரு எங்க முதலிரவுக்கு அங்க போயிருந்தோம். அ சோ, அந்த தேனிலவுன்னு சொல்லுவாங்க இல்லேங்களா? சோ, அந்த மாரி விஷயம். போயிட்டு அவ்வளவு ஒரு ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு கடற்கரைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த காத்தாகட்டும், <breath> அங்க இருக்குற சூழ்நிலை, அந்த மணல், அதுல நடக்குறது. இந்த மாரி விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும், ஒரு ஃபீஸ்ஃபுல் மைண்டயும் தரும். சோ, அப்பிடி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்கா?
கண்டிப்பாங்க. சூப்பர்ங்க. ஆமாங்க. நிச்சயமாங்க. எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. என்ன அப்பிடின்னு நீங்க கேட்டீங்க அப்பிடின்னா, கடற்கரைனாலே யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா! அதே மாரி தான். அதே மாரி தான், எனக்கு நிறைய விஷயங்கள் அத பார்த்தோனே தோணும். அந்த கடற்கரைய பாக்கும் போதே நமக்கு அந்த அலையோட சத்தம் இருக்கு இல்லையா? அது எவ்ளோ அழகா இருக்கும் கேட்ருக்கீங்களா நீங்க?
கண்டிப்பாங்க. கேட்ருக்கேன்.
கண்டிப்பாங்க. அந்த அலை சத்தம் கேக்கும் போதே, நமக்கு வந்து ஒரு மனம் வந்து நிம்மதியா இருக்கும். ஒரு என்ன சொல்றது? நீங்க அந்த சங்குல கூட கேட்ருக்கலாம், அந்த அலையோட சத்தம். அதுல வந்து உ அந்த சங்கலாம் வந்து விப்பாங்க பாத்தீங்ளா? அது உண்மையா, இல்ல பொய்யான்னு கூட தெரியாது. ஆனா, அந்த சத்தம் கேக்க ரொம்ப அழகா இருக்கும் கேட்ருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. அது ரொம்ப அந்த அப்டியே வெச்சா "ஊ"அப்டின்னு ஒரு சவுண்ட்டு கேக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கேக்குறப்போ ரொம்ப பயமா கூட இருக்கும் எனக்கு சின்ன வயசுலலாம்.
ஆமாங்க. அதுக்கப்புறம், இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னா, அ அந்த அ இந்த விஷயம் இருக்கு இல்லையா? அ நம்ப வந்து இந்த கடற்கரைல்லாம் போம்போது, அ பக்கத்லயே வந்து இந்த விடுதிலாம் இருக்கும் இல்லையா?
ஆமாங்க.
அந்த மாரி விடுதில நா வந்து நான் ஒரு நாள் போய் தங்கிருந்தேங்க. அ தங்கிருக்கும் போது அது வந்து ஒரு நல்ல ஒரு அ எடம். அது வந்து ஒரு வேற மாநிலம். அப்டி இருக்கும்போது, அந்த வேற மாநிலத்துக்கு நாங்க போயிருந்தோம். நானும், என் கணவரும். அங்க போகும்போது அந்த இரவு நேரம் நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த ஒரு மலை மேல வந்து நெறைய கடைகள்லாம் இருக்குங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க.
அந்த கடைக்கெல்லாம் வந்து, அழகா நடந்து அத பாத்து, அந்த ஒரு உணவகம் இருந்ததுங்க, அங்க
சரிங்க.
அழகா அந்த உணவத்திலயே -உணவகத்திலயே, அழகா சாப்பிட்டு, அந்த கடற்கரையும் பார்த்து, நாங்க ரசிச்சோங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க அந்த காட்சியே. ஏன்னா வந்து இரவு நேரம் இல்லயா? அந்த முழு நிலவும் அழகா இருந்தது. அந்த நட்சத்திரமும் அழகா இருந்ததுங்க. அப்ப அந்த உணவகத்துல வந்து சாப்டுட்டே அந்த விஷயத்த பார்க்கும்போது, ரொம்ப அருமையா இருந்ததுங்க.
கண்டிப்பா. இந்த உணவகம் சொல்றீங்களே, அது வந்து, ஆ இந்த மீ கடல் உணவகை, அ கடல் உணவகம்ங்களா? அந்த மீன், நண்டு இந்த மாரி விஷயங்கல்லாம் அங்க இருந்துச்சா? ஏன்னா அங்க அது தானே ஸ்பெஷலா இருக்கும் அதனால கேக்குறேன்.
கண்டிப்பாங்க. நெறைய விஷயம் இருந்தது. ஆ நண்டு மட்டும் இல்ல, மீனு, எறா, அதுக்கப்புறமா அந்த ஆக்டோபஸ்ன்னு சொல்வாங்க இல்லியா அது. அதுக்கு அப்புறமா வந்து. ஆமாங்க கடம்பா இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட நான் சாப்புட்டேன்
ஆமாங்க. ஓ! அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பிடிக்குங்களா? ஓ! சூப்பருங்க! இப்ப, இது வந்துட்டு உங்க கணவரு கூட போனீங்களா? உங்க ஃபேமிலி கூட போனீங்களா? இல்ல உங்க நண்பர்கள் கூட போனீங்களா? எந்த விதமான அங்க நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு? இப்ப நைட் நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க? வேற என்ன மாரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க?
ஆமாங்க. நிச்சயமாங்க. வேறு என்னென்ன விஷயம்லாம் நான் பார்த்தேன் அப்டீன்னா, ஆ அந்த அ நெறைய கடைகள்லாம் இருக்கும், இல்லியா! அந்த கடைகள்ல, நான் போய் வந்து ஒவ்வொரு விஷயமா, ஒரு குட்டி, குட்டி பொம்மல்லாம் வாங்குனேங்க. நெறைய அழகழகா இருந்தது. அந்த கடற்கரை ஓரமா வித்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய வந்து, அந்த அ சிப்பின்னு சொல்லுவோம், இல்லியா! அந்த சிப்பி மூலியமா செஞ்ச பொம்மைகளெல்லாம் வாங்குனேங்க. அந்த சிப்பி மூலியமா செஞ்ச, அந்த கைப்பை ஒண்ணு இருக்கும்.
சரிங்க. சரிங்க. ஓக்கேங்க.
அது வாங்குனேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சுது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்டீன்னா. அந்த கைப்பையோட, அந்த அ பீச் ஓரமா, நாங்க போன அ அப்டியே நடந்துட்டே அழகா போனோம். நிறைய வந்து இந்த சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு, அந்த கடைகள்லாம் அழகா இருந்ததுங்க, தூரத்திலருந்து பார்க்கும்போது, அந்த கடற்கரை ஓரம். அதுக் கப்புறமா நாங்க என்ன பண்ணோம்? அடுத்த நாளைக்கு வந்து, வேற ஒரு இப்போ நாங்க மலை பகுதியில இருந்தோம் இல்லியா! அதேமாரி, ஒரு கீழ் பகுதியில வந்து நாங்க தங்கியிருந்தோங்க. அங்க தங்கியிருந்தபோது, ஒரு கடற்கரை ஓரமா தான் நாங்க தங்கியிருந்தோம்.
சரிங்க. ம். சரிங்க. ம்.
அப்ப, அந்த கடற்கரை ஓரமா, நாங்க தங்கி இருக்கும் போது. அங்க வந்து கிட்டேயே இருந்துதுங்க, கடற்கரை. ஆனா, வந்து கடற்கரை கிட்ட எங்கள விடல. ஏனா வந்து சீற்றம் அதிகமா இருந்தது.
ஓ! அப்பிடிங்களா! ஒகே.
ஆமாங்க. அந்த சீற்றம் அதிகமா இருக்கும்போது, அந்த எடத்துல எங்கள விடவே இல்லங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்பிடின்னா, சரி அ வந்து அந்த விடுதில பக்கத்துலயே நின்னு, அங்க இருந்தே வந்து நம்ம 1 நாற்காலி போட்டு வந்து, அழகா வந்து அந்த அலைகளலாம் கவனிக்கலாம் அப்பிடின்னு சொன்னாருங்க எங்க கணவர். நானும் என்ன பண்ணேன் அப்பிடின்னா, இரவு நேரங்கள்ல வந்து அந்த கடற்கரை ஓரமா வந்து, 1 நாற்காலி போட்டு, அழகா வந்து உக்காந்து பாத்துட்டு இருந்தோங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க அந்த காட்சி, அது இரவு நேரம் இருக்கும்னு நெனக்கிறேன். அப்ப அது இரவு நேரம் அந்த, அந்த காட்சிய வந்து பாத்துட்டே இருக்கும்போது, அந்த ப்ளூ லூமினஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்க இல்லயா! அந்த அ ப்ளூ க அ ப்ளூ கலர் வந்து அ வெளிச்சம் வருங்க, நீல கலர் வந்து 1 அந்த கடற்கரை ஓரம் வந்து, வந்து, வந்து விழும். அதாவது, அந்த வேவ் கூட
ஓ! ஓகேங்க. ம். சரிங்க. ம். ஓ! அப்பிடிங்களா! எதனால அப்பிடி அ வருதுங்க அது. எதாவது தெரியுமா உங்களுக்கு? அது எதாவது அறிவியல் பூர்வமா, எதாச்சும் விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
கண்டிப்பாங்க. எதனால வருது அப்பிடின்னு நீங்க கேட்டீங்கனா, அத வந்து 1 ப்ளூ லூமினஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்கங்க ஆங்கிலத்துல, அந்த விஷயம் என்ன அப்பிடின்னா, 1 கிருமி இருக்கும் இல்லயா! அதே மாதிரி வந்து, கடலுக்கு அடியில வந்து, அந்த கிருமி மாதிரி 1 விஷயம் இருக்குங்க. அதுவும் வந்து அந்த செடிகள்ல இருக்கும்.
சரிங்க. ம். ஓ!
அது என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த அலை அடிச்சுக்கிட்டு வரும் இல்லைங்களா, அப்டியே ஒவ்வொன்னா ஆழ்கடல்லருந்து. அப்ப வரும்போது அது, அ பட்ட ஒடனே வந்து அது நீல கலர் வெளிச்சத்த வந்து வெளிய விடும்.
ஆமாங்க.
இப்ப எப்டி நம்ப வந்து ஒரு தொட்டாசினிங்கி வந்து செடிய தொட்ட உடனே அது மூடிக்கிதோ, அதே மாரி தான் அந்த கிருமி வந்து அந்த அலை வந்து அது மேல படும்போது, அ அந்த நீல கலர் வெளிச்சத்த வெளிய விடும்.
ஓ!
அப்ப அழகா வந்து அந்த நீல கலர் ஆமாங்க. அந்த நீல கலர் வெளிச்சம் என்ன பண்ணும் அப்டின்னா, அழகா வந்து அந்த அலை, அலையா, அலை, அலையா வந்து அந்த ஓரமா வந்து விடும். ஆனா அந்த நேரம் பாத்து எங்கள விடலங்க, எங்களால அங்க போவே முடியல. அந்த காட்சிய பாத்து ரசிக்கதாங்க முடிஞ்சது ரொம்ப அழகா.
கேட்றதுக்கே புதுசா இருக்குங்க. ஓ! அந்த விஷயம் ஆனா பாக்கவே ரொம்ப அந்த நைட் டைம்ல அது நல்லா, நம்ம புடிச்சவங்க கூட அத பாக்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லைங்களா. ஒரு நீங்களும் அத நெறைய டைம் பாத்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி.
நிச்சயமாங்க. நெறைய தடவ பாத்துருக்கேன். என்ன அப்டின்னா, அந்த நீல வெளிச்சம் அது ஒரு தடவ தாங்க பாத்தேன் அந்த நீல வெளிச்சம் அப்டிங்கறது. அந்த நிலா வெளிச்சமும், நட்சத்திரமும் வந்து கடற்கரையில இருக்குறத நான் நெறைய தடவ பாத்துருக்கேன். அ என்னோட கணவரோட நான் அடிக்கடி கடற்கரை போகும்போது, இரவு நேரங்கள்ல போனா இந்த மாரி அழகா அமைதியா உக்காந்து பாக்கலாங்க. ஆனா அந்த நிலா வெளிச்சம், அந்த நீல கலர் வெளிச்சம் எல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்றம் வந்து ஒரு வாய்ப்பு கெடைக்கல பாக்குறதுக்கு. இனிமே தாங்க அதெல்லாம் பாக்கணும்.
ஆமா. பரவால்ல. அந்த தருணம் வந்து உங்க வாழ்க்கையில எவ்வளவு 1 முக்கியமா பட்டுச்சு? என்ன மாதிரி விஷயங்கள், அ, கத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்லலாம்?
கண்டிப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு எனக்கு அந்த இயற்கைனாலே வந்து எனக்கு ரொம்ப அழகுங்க. அது எனக்கு ரொம்ப, ரொம்ப புடிக்குங்க. அப்ப அந்த இயற்கைய வந்து பிடிக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்த உடனே ரொம்ப வந்து குஷியாயிட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து அ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா இந்த விஷயம் பாப்போம்? எப்படா இந்த விஷயம் பார்ப்போன்னு, ரொம்ப வருஷமா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஆனா, அந்த நாள்ல, அந்த இரவுல வந்து, எனக்கு இந்த காட்சி கிடைக்குன்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. இயற்கை ரொம்ப அழகானது. எப்போ, எந்த விஷயம் வந்து, நமக்கு காமிக்குன்னே தெரியாது இல்லயா!
ம். சரிங்க. ஓ! சூப்பருங்க. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அ நீங்க வந்துட்டு, இப்போ அந்த 1 நாள் முடுச்சிட்டு, வேற கடற்கரை பயணங்கள் அது மாதிரி மேற்கொண்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சி, 1 உணர்ச்சிமிக்க தருணங்கள் இருக்கா எதாவது?
ஆமாங்க. வேற கடற்கரை அ பயணம் அப்பிடின்னு சொல்ல போணுன்னா, ஆ நான் வந்து என்ன பண்னேன் அப்பிடின்னா, என் கணவரோட வந்து 1 தடவ வந்து, ஆ கொச்சி இருக்கு இல்லயா!
ஆமாங்க.
ஆமா, அங்க வந்து ஒரு அ கும்பலங்கி, அப்பிடின்ற 1 ஊருக்கு நான் போயிருந்தேங்க, அவரோட அழகா. அவரோட அழகா அந்த இரவு வந்து, 1 அ போட்ல வந்து கூட்டிட் போக 1 வாய்ப்பு கெடச்சுதுங்க அங்க. அங்க போம்போது
ம். இரவுல அங்க போய் என்னங்க பண்ணுவீங்க? ரொம்ப பயமா இருக்காதா?
அங்கேயும் அந்த அந்த 'ப்ளூ லூமினஸ்' அப்பிடிங்கிற 1 விஷயம் இருக்கு இல்லயா!
ஆமாங்க.
அது நாங்க பார்த்தோங்க. அங்க ஒரு த்த ஒரு தடவ.
ஓ! சரிங்க.
ஆமா. அது வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க அந்த நாளே என்ன ஆச்சு அப்டின்னா, என் பிறந்த நாள் அன்னைக்கி வந்து என்னோட கணவர வந்து அங்க என்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போயிருந்தாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த விஷயத்த வந்து அன்னைக்கி இரவு நேரம், அ என்னோட பிறந்த நாள் இருந்தது. ஆனா அன்னைக்கி என்னோட பிறந்த நாள் அன்னைக்கி வந்து காமிக்க முடியல. அடுத்த நாள் வந்து இரவு தான் எங்களுக்கு அந்த அ சூழ்நிலை அமைஞ்சது. அதனால அங்க போய் நாங்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோங்க.
ஓ! ஓ! ரொம்ப சிறப்புங்க. எ ரொ கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏன்னா, அ உங்க கணவர் உங்க மேல வச்சிருக்க பாசம் இந்த மாரி விஷயங்கள்லாம் அழகா தெரியுது. உங்களுக்கு அந்த தருணம் எப்டி இருந்துச்சு?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ரொம்பவே அழகா இருந்ததுங்க. ஏன் அப்பிடி சொல்ல போணும் அப்டின்னா, அ ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது இல்லியா? அந்த அந்த நீல நீலமா அழகா வந்து அந்த அலையில வரம்போது, அதை பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருந்துது. அதுவும் வந்து அந்த நீலம் வந்து எப்படின்னா அந்த வ் அ வெளிச்சம் தரக்கூடிய நீலம அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த மாரி ஒரு நிறம் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுவும் ஒரு இருட்டான ஒரு நேரத்தில அந்த வெளிச்சம் மாதிரி அழகா வந்து நம்ம மேல வந்து விழு விழும்போது, ரொம்ப அழகா இருக்கும் இல்லியா? அதே மாரி தான் அந்த பயணத்தில நான் வந்து, என்னோட கணவரோடு போயிட்டுருக்கும்போது, அந்த அலையெல்லாம் நான் வந்து தொட்டு தொட்டு பார்த்தேங்க. அ அந்த தண்ணியும் வந்து தொட்டு -தொட்டு பார்க்கும்போது அழகா அந்த நீல வெளிச்சம் வந்து வெளிய வெளிய வந்ததுங்க.
சரிங்க. ம். இப்போ அது வந்துட்டு எப்டி நீங்க கையிலேயே தொட்டாலே மேல வந்துருதா?
அது கை தொட்டா வந்து மேல வராதுங்க, அது இந்த தண்ணிய வந்து நம்ம அலை மாதிரி வந்து கைய இப்டி, இப்டின்னு கொஞ்சம் அ நம்ப பண்ணனும், அத தண்ணிக்குள்ள விட்டு நம்ம, ஆமாங்க.
ஓ! நீங்க எப்டி போட்ல அதுக்கு தகுந்த போட்ல போணுமா? இல்ல ஏன்னா, கை.
ஆமாங்க, அது முன்னாடியே வந்து சொல்லிடணுங்க, ஒருத்தங்க கிட்ட அந்த அ அந்த கிராமத்துல வந்து முன்னாடியே வந்து இந்த போட் வெச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இந்த நேரம், இந்த நேரம்னு சொன்னா அவங்க வந்து சேஃபா கூட்டிட்டு போவாங்க, எல்லா விஷயமும் போட்டுட்டு. ஆனா வந்து அந்த நாளும் அந்த டேயும் நமக்கு கெடைக்கணும்.
ஓகே. ஆமாங்க. ம். ஓ! ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்தெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. அ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு எப்டி நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க?
கண்டிப்பாங்க. எப்டி தெரிஞ்சுகிட்டோம் அப்டின்னா, இப்ப அந்த விஷயம் நானு முன்னாடியே இருந்தே நான் வந்து a பாத்துட்டு இருந்தேன் இல்லையா, அ இந்த இந்த மாரி விஷயம் எங்கெங்கலாம் கெடைக்கும் அப்டின்னு சொல்லி பாக்கும்போது, அந்த கடற்கரை வந்து காட்சி அந்த நீல வெளிச்சம் அந்த ப்ளூ லூமினென்ஸ் அப்டி, அந்த விஷயம் வந்து எங்க கெடைக்கும் அப்டின்னா அ ஒண்னு கோவா, இல்லனா வந்து இந்த பாண்டிச்சேரி, அ இல்லனா கேரளா அப்டின்னு போட்டுருந்தாங்க. ஆனா வந்து, கேரளால வந்து நாங்க போன கடற்கரைல அப்ப வரும்னு தெரியாது. ஏன்னா அது குறிப்பிட்ட மாசம் தான் வரும். இல்லையா? அப்றமா வந்து இந்த மாலத்தீவ்ஸ் போன்ற தீவுகள்லாம் இருக்கு இல்லையா? அங்க மட்டும் தான் இது அரிதா வரும்னு நான் பாத்தேன்ங்க. ஆனா இல்ல, எல்லா எடத்துலயுமே அந்த விஷயம் வந்து வரும். ஒரு குறிப்பிட்ட மாதம் அப்போ தான் வரும் அப்டின்னு கேள்விப்பட்டுருக்கேங்க.
ஓ! சரிங்க. ஓ! சூப்பருங்க. பரவாயில்ல. உங்க கணவர் அவுங்க இது மேல எல்லாம் நெறைய அக்கறை கொண்டுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது, ரொம்ப சிறப்பான விஷயமா அமையுதுங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லேங்களா! ஏன்னா, அ இந்த காலத்தில, பணம், காசு, இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி எல்லாரும் ஓடிட்டிருக்க காலங்கள்ல, நீங்க உங்க இந்தமாரி 1 கணவர் கூடயும், அவுங்க பிறந்த நாள கொண்டாட போனது, ரொம்ப 1 சிறப்பான விஷயன்னு சொல்லலாம். வேற உங்களுக்கு அங்க என்ன 1 சிறந்த அனுபவம் சொல்லலாம்?
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. வேறு என்ன சில, நிறையா அனுபவங்கள் இருந்துது. அந்த கடற்கரையோட அலையோட சத்தம், எனக்கு முதல்ல வந்து, இந்த கடற்கரைங்கிற ஒரு விஷயமே எனக்கு பிடிக்காதுங்க. அதாவது இயற்கை சார்ந்த விஷயம் பிடிக்குமே தவிர்த்து, அந்த கடற்கரைங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு, 1 நாட்டமே இரு அ இல்லாம இருந்துது. 1 காலத்தில. நான் வந்து காதலிக்கும்போது வந்து, என்னோட கணவர் வந்து, ரொம்ப வந்து, கடல் மேல வந்து ஈர்ப்பா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்பிடின்னா, எப்பவுமே வந்து கடற்கரைக்கு கூட்டு போம்போது, கொஞ்சம், கொஞ்சமா அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா மாத்துச்சுங்க, என்னோட பார்வையே! ஏன்னா வந்து நான் தனியா போம்போதெல்லாம், அவ்ளோ அழகா பார்த்ததில்ல, அந்த கடற்கரைய. என் கணவர் கூட இருக்கும்போது, என்னோட பார்வையே அழகா மாறுச்சு. அந்த கடற்கரையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சேன் <breath> அந்த சத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேங்க.
ஓ! சரிங்க. சரிங்க. சரிங்க. ஓ! பரவால்லங்க. ம். பரவாயில்ல. இந்த விஷயங்கள்லாம், ரொம்பவே அற்புதமான, நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நானுமே இன்னும் போகணும் அப்பிடிங்கிற மாரியெல்லாம் எனக்கு ரொம்ப தோணுது. கண்டிப்பா உங்களோட நீங்க போயி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், 1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அ நானே அது மாதிரி நீங்க சொல்லும்போது, நானே அத வந்து நினைச்சுக்கிட்டேன். நான் அங்க அந்த இடத்துல இருந்தமாரி. உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மிக்க நன்றி.
கண்டிப்பாங்க. மிக்க நன்றிங்க.